நிச்சயமா. ஏற்கனவே அடிமையா தான் இருக்கோம். அடிமை ஆயிருவோம்லாம் இல்ல. <chuckles> நம்ம வந்து அடிமையா தான் இருக்கோம். அதாவது நம்ம வந்து சோறு இல்லாம இருக்கலாம். தண்ணி இல்லாம இருக்கலாம். எது வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா, அலைபேசி இல்லன்னா, இப்ப ஒரு ஒன்னும் இல்ல, முன்னாடி வந்து அலைபேசி ஒரு 10 வருடம் முன்னாடி எங்கேயாவது ஒரு மூலையில கெடக்கும். அது அடிக்கிறப்போ அந்த கல்லு மாரி அடிக்கும். அப்ப தான் நம்ம வந்து எந்தரிச்சு போய் எடுப்போம். அது வேணும் அப்டின்னு சொல்லிட்டு. இன்னிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனால எந்த ஒரு 10 பைசா பிரயோஜனமும் இருக்காது. நமக்கு வந்து குறுந்தகவல் அனுப்புறக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கால் பண்ணி யாரும் பேசமாட்டாங்க. ஆனா, அது என்னமோ நாம அப்டியே கர்ணனுடைய கவச குண்டல மாடி கூட தூக்கிக்கிட்டே இருப்போம். எங்க போனாலும்.
<laughs> ம். ஆ, சொல். <laughs> கண்டிப்பா. ஒரு நகைச்சுவையா ஒரு பதிவு கூட பார்த்தேன். என்னன்னா? இந்த வாட்ஸ்அப்பே பேசுற மாரி "உனக்கு யார் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சும்மா திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்க. யாராவது வந்தா நானே சொல்றேன் போ," <laughs> அப்படின்னு ஏதாது சொல்ற மாரி. நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும்ல. ஆனா, சும்மா நம்ம போய் வாட்ஸ்அப் திறந்து திறந்து பார்த்துட்ருப்போம். ஏற்கனவே அனுப்புன மெசேஜ படிச்சிட்டு. ஐயய்ய அப்படின்ற மாதிரி.
ம். சரி. <laughs> ஆமா. ஆமா. உண்மதான். ஆமா. ஆமா. அது என்னனா? மனம் வந்து அடிக்ட் ஆயிடுச்சு, அந்த இதுக்கு. இப்போ இந்த போதை ஊசி பழக்கம் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது எவ்ளோ கொடுத்தாலும் பத்தாது இல்லையா? ஒரு மாரி திரும்ப திரும்ப போய் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதே மாரி தான். இப்ப இவங்களும் கழிவறைக்கு போனாலும் எடுத்துட்டு போறது, குளிக்க போனாலும் எடுத்துட்டு போறது. இவ்ளோ பேசுறேன் நானே வந்து குளிக்கிறப்ப எடுத்துட்டு போய்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாட்டு போட்டு ஒரு டப்பாக்குள்ள வச்சு ஓரமா வச்சிருவேன். அப்போ அந்த பாட்டு கேட்டுட்டே குளிக்கிறேன். இது என்னடா இப்போ போன வாரம் நண்பர் ஒருத்தர் என்ன அடையில இருக்கிறவர் பார்த்துட்டு, "இது என்னடா புதுசா பாட்டெல்லாம் போட்டு கேட்கிற" அப்படின்னோன்ன அப்புறம் இந்த
ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆஹ. ம்ஹ்ம். இல்ல. இந்த வியாதி வேற இருக்கா அப்படின்ற மாரி. அப்டி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்.
ஆ. <laughs> ஆமா. அப்புறம் தான் அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு எப்போ இந்த பழக்கம் வந்தது. "குளிக்கிறப்போ குளிக்கிற வேலையைப் பாருடா. அத விட்டுட்டு ஏன்டா இப்டி பண்ற?" அப்படின்கிற மாரி. அப்புறம் நான் அத அனச்சு வைக்க பழகுனேன். இப்ப
ம்ஹ்ம். அருமை அருமை. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
இது ம். சொல்லு.

ஆ சொன்ன மாரி அதுதான் பண்ணணும். உடனே என்னென்னா என்னாச்சு என்னுடைய மேலாளர் வந்து எனக்கு ஒரு மெயில் போட்டாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் வந்து உடனே நம்ம தான் கையில மொபைல் இருக்கு இல்லையா அப்படின்னு, எனக்கு அந்த தகவலும் தெரியும். அந்த அளவு நம்ம ஒரு வொர்க்கஹாலிக் அப்படிங்கிறனால எடுத்து, "ஐயா இந்த தகவல் இப்படிங்க ஐயா இது இப்படிங்கயா" அப்படின்னு சொல்ட்டு, கடகட கடகடன்னு ஒரு 20 லைன் டைப் பண்ணி, என்னோட அலைபேசில இருந்தே சென்ட் பண்ட்டேன். சென்ட் பண்ண ஒரு 10 நிமிசத்தில பாத்தா, எனக்கு அழைப்பு வருது. அவரு கிட்ட இருந்து, "என்னப்பா என்ன பண்ட்டுருக்க?" அப்டின்னு. ம் ம் என்ன பண்ட்ருக்கேன்? ஞாயித்துக்கிழமை ரெஸ்ட்டுங்க சார் அப்டின்னு. "வெட்டியா தான் இருப்ப போல" அப்டின்னு, "ஏன்ங்க சார்?" அப்டின்னு. "இல்ல மெயிலுக்கெல்லாம் ரிப்ளை பண்ற, எனக்கு கொஞ்சம் வேல இருக்கு, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு." அப்டின்னு என்று. அட நானு <chuckles>
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ஆஹ! அப்டியா சோலி முடிஞ்சிச்சு. ஞாயித்துக்கிழமை முடிஞ்சுச்சு. அப்புறம் அடுத்த ஞாயித்துக்கிழமையும் அதையே, "தொடரப்படும்" அப்படின்ற மாதிரி.
ஆமா, ஆமா. ஒரு 2 நாள் அப்படித்தான் பண்ணாரு. அலுவலக நேரத்துக்கு முன்னாடியே, நானும் அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்ட்ருந்தேனா, அப்பவும் நம்ம கூட இருந்த ஒரு நண்பர் தான் மண்டையில தட்டினாரு. "அறிவு கெட்டவனாட்டம் என்னடா பண்ணிக்கிட்டிருக்க!" அப்படி. "ஏன் ஏன் ஏன் என்னா ஆச்சு?" அப்டின்னு. "இப்படியே பண்ணிக்ட்ருந்தனா, அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்இன்ஸ்டால் பண்ணிவிடு." "இல்லை இப்ப அவரு கேப்பாருல்ல!" அப்படின்னு "நீ அன்இன்ஸ்டால் பண்றா! பாத்துக்கலாம்" அப்படின்ட்டு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். பண்ணி விட்டதுக்கு அப்புறம், திரும்ப வந்து என்கிட்ட இருந்து மெயில் ரெஸ்பான்ஸ் சொல்லலையா, 2 நாள் கழிச்சுது "என்னப்பா முன்னாடி ரொம்ப, அ துரு துருவா உன்னுடைய விசிபிலிட்டி அதிகமா இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ உடனடியா ரெஸ்பான்ஸ் பண்ணுவ. உன் வேலை நேரம் இல்லாட்டின்றது. இப்ப என்னப் பா ஒன்னத்தையும் காணோம்!" அப்படின்னு. நான் சொன்னேன் <laughs>
ம். ம்ஹ்ம். இப்ப தான் சார் ஞான கண் தெறந்துச்சு. 2 நாள் முன்னாடி ஒரு பிரெண்ட் தான் திறப்புவிழா பண்ணாரு.
ஆமா. நான் வந்து மேலாளர் கிட்ட சொல்ல முடியாது இல்லையா? அப்படி அதனால அதான் நீங்க சொன்னதுதான் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு நான் என்ன சொன்னேன்னா, "இல்லை சார் ஒரு செயலியில தான் செட் பண்ணியிருந்தேன். என்னுடைய அலைபேசியில இருந்து இது பண்ற மாரி, அது என்னமோ வொர்க் ஆகலை. எப்டி சரி பண்ணுறதுன்னு தெரியலை" அப்படின்னு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாப்ல! "ஓ! மொபைல்ல வந்து எப்படி செட் பண்ண முடியுமா? எனக்கு அந்த விஷயமே தெரியாதுப்பா. அது தெரிஞ்சிருந்தா" அட பாவி என்னைய விட 1,25,000 சம்பளம் வாங்கி ஒண்ணே, 1,00,000 சம்பளம் வாங்கிக்கிட்ருக்க. நீ கூட வச்சிருக்கல. நான் தான் பைத்தியக்காரன் மாரி வச்சிருந்தேனா! <chuckles>
ம். ம்ஹ்ம். ரொம்ப உண்மையா நடந்துகிட்டேனேடா!
ஆமாமாமா. அது, அதாவது நமக்கு வந்து பிரச்சனை வெளியில இருந்தலாம் யாரும் பில்லி சூனியம் எல்லாம் நமக்கு வைக்க வேணாம். நமக்கு நானே போய் வச்சிட்டு வந்துருவேன். அந்த இடத்தில.
உண்மையிலயே போதும் எனக்கு. ஆமா. நமக்கு தோண்றது எல்லாமே தேவை இல்லாத அணி தானே.
ஆமா. சரியாக சொன்னீங்க. அப்படித்தான் இருக்கும் நம்மளுடைய இது. அது அந்த மாரி ஒரு பிரச்சனையும் இருந்தது. பெர்சனல் மெயில் ஐ டி பெரிசா பாக்கிறதில்லை. அப்புறம் வந்து இருக்கிறதிலேயே என்னைய மோசமா வந்து, ஏன்னா ஒரு 2, 3 வருடத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன, எனக்கு ஒரு பெண் தோழி இருந்தாங்க. அவுங்களோட என ஏற்பட்ட ஒரு சண்டையில, ரொம்ப மன வருத்தத்தில அவுங்க போய்ட்டாங்க. ஒரு கட்டத்தில பிரிஞ்சு போ அப்படிங்கிறப்ப வந்து, என்னாச்சுன்னா, ரொம்ப மன வருத்தத்தில இருக்கேன்ங்குறப்போ அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரிலை. ஏன்னா, நான் அப்போ என்னுடைய வீட்ல வேற இருந்தேன். சொந்த வீட்ல. அங்கு ஏதாவது ஒரு கட்டத்தில கண்டுபுடிச்சு, என்ன ஏதுன்னு கேப்பானுங்க அப்படிங்குறதுனால எனக்கு யா
ஆ. ம்ஹ்ம். சரி. ஆமா, நம்ம முகத்தை பார்த்தே நம்ம வீட்டில இருக்கவங்கலாம் கண்டுபிடிச்சுடுவாங்கல்ல! "என்னது இது? இது பேயறஞ்ச மாரி இருக்குதே! இந்த, இந்த கிரியேச்சர் இப்படி இருக்காதே இதுக்கு முன்னாடி" அப்படின்ற மாரி பாத்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க.
ஆமா. ஆமா. ஆமா.